நாம எது பண்ணாலுமே வந்துட்டு, ஒரு திட்டம் ஆ தீட்டிட்டு தான் நம்ம வந்து எந்த விஷயத்துலயுமே நம்ம வந்து செய்ய ஆரம்பிப்போம். உங்களுக்குப் பிடித்த ஒரு திட்டம் பற்றிச் சொல்லுங்க?
ஆமா. இப்ப எனக்கு வந்து ஆரம்பத்துலருந்தே எப்படி பாத்தீங்கன்னா எனக்கு வந்த அ ரொம்ப அ அந்த உணவு சமைக்கற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வரணும். அது எப்டின்னா, இப்ப சொல்லுவாங்கள்ள மறந்து போன உணவே மருந்து அப்டிங்கற மாரிலாம் ஒரு பிளான கொண்டுட்டு இப்ப நிறைய விஷயங்கள்ள சாப்பாடு விஷயத்துல எல்லாருமே ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு ம ஒரு உணவை சாப்பிடுவாங்கன்னு இப்ப சாப்டுட்டு இருக்காங்கன்னு கூடச் சொல்ல முடியாது இல்லையா. எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் சம்பந்தப்பட்டது. ஆமா ஒரு உயிரு
ஆமா. இப்போ வந்து உணவே மருந்து அப்டிங்கற இதுதான் நம்மளோட இதுலியும் வந்துட்டுருக்கு.
ஆமா ஆமாங்க. அ அதாவது எப்டின்னா உணவே மருந்தயெல்லாம் தாண்டி மருந்தே உணவு. அப்டி அந்த மாரி மாறிப்போச்சு இப்ப நம்ம காலகட்டத்துல. அ. ஆமா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிடுறதை காட்டிலும் இப்ப எல்லாருமே என்ன சாப்பிடுறாங்கன்னா மருந்து தான் அதிகமா நல்லா அதுவும் கலர் கலரா பாத்தீங்கன்னா கலர் கலரா சாப்பிடுறாங்க. அ அவங்களுக்கு வயசுக்கு ஏத்த மாரி எண்ணிக்கையும் அந்த வயசுக்கு ஏத்த மாரி எண்ணிகையோட சேர்த்து வேற கொடுக்கிறாங்க. ம். அ அந்த மாரிலாம் மாத்தணும். நம்ம வந்து அந்த மருந்து மூலியமா உணவ வந்து அவங்களுக்கு குடுக்கறக்கு பதிலா நம்ம உணவு மூலியமா அவங்களுக்கு வந்து அந்த மரு அந்த உணவே மருந்தா அவங்களுக்கு மாறணும் உடம்புல. அ அந்த மாதிரி எனக்கு ஒரு பிளான்ங்க அப்படி என்ன அந்த மாதிரி நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம வந்து சூப்பெல்லாம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இப்ப நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் இப்ப போய் உட்காந்தோம்னா முதல்ல தான் நம் நமக்கு ஒரு sசூப் கொடுப்பாங்க. சூப் குடிக்கிறீங்களா அப்டின்ட்டு. அ அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அ. ஒரு எ ஒரு எசன்ஸ் மட்டும் ஊத்தி ஒரு கெட்டியா கொழ கொழன்னு கொடுப்பாங்க.
சரியா சொன்னீங்க. ஆமா. ஆமா. ஆமா.
ஆனா நான் அதே நம்மே நம்ம என்ன பண்றோம்னா அந்த நம்ம சூப் வச்சோம்னா அது எப்படி முருங்கைக்கீரை சூப் குடுக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை சூப் குடுக்கலாம். ஆ நறைய கீரை சூப்க்கேல்லாம் நறைய குடுக்கலாம். 2 வது தானிய சூப்புகள் நறைய குடுக்கலாம். இந்த மாரி எல்லாம் நிறைய நம்ம அந்த மாதிரி குடிச்சோம்னா நம்ம இரும்பு சத்துல இருந்து எல்லாமே நமக்கு வந்து ஒரு புரதச்சத்து எல்லாமே கிடைக்கும். ஆ அந்த மாரி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேங்க. அந்த மாரி ஒரு, ஒரு கடை மாரி போடலாம் ஆ அந்தக் கடை போட்டீங்கன்னா, அதாவது ஒரு கடைல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கிற மாரிங்க. நான் அந்த மாரி ஒரு ப்ளான் எனக்கு. ம். ஒரு கடை மாரி போட்டு
கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ இது எத்தனையோ ஆரோக்கியம் நிறைந்த உணவுகள் வந்துட்டு அ சின்னப் பிள்ளைகளா இருக்கட்டும், இல இளைஞர்களா இருக்கட்டும் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது இல்ல. பெரியவங்களாச்சு வந்துட்டு எனக்கு சுகர் இருக்கு, பி.பி. இருக்கு. சரி இது சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு வந்துட்டு சாப்பிடுறாங்க. ஆனா வந்து இளைஞர்கள், சிறு பிள்ளைகள் அவங்களுக்கு வந்துட்டு சுவை தான் ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனால ஆ ஆரோக்கியம் நிறைந்த உணவோட இந்தச் சுவையையும் வந்துட்டு சேர்த்து, இந்தச் சின்னப் பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுற படி நீங்க அந்த மாதிரி ஏதாச்சு வந்துட்டு டிஷஸ் வச்சிருக்கீங்களா?
ஆமாங்க. ம். ஆமா. ஆமாங்க. ஆமா. ஆம். ம். ஆமாங்க. இப்ப இந்தக் குழந்தைகளுக்கு வந்து இந்த ஆரோக்கியங்கிறதை வந்து எல்லாம் தாண்டி நீங்கச் சொன்ன மாரி இந்தச் சுவை. அதாவது எப்படின்னு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பானிபூரி, மசாலாபூரிஅந்த மாதிரி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அதை மட்டும் சாப்பிட்டா போதும். நம்ம படுத்துக்கலாம். போற இடத்துல 2 ப்ளேட் வாங்கி கொடுத்தோம்னா சாப்பிட்டோமா? அது பேரண்ட்ஸ் அந்த மாதிரி நாம சமைக்கிற வேலை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி போயிட்டு படுத்துடுறாங்க. இப்ப அந்தத் திட்டத்தை நாம மாத்தணும். குழந்தைங்க. ஏன்னா, இப்ப எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஆரோக்கியங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமானதா இருக்குங்க. மனசு, உடம்பு நாம ஆரோக்கியமா இருந்தா நாம எதை வேணாலும் ஜெயிக்கலாம் இல்லையா? இப்ப அதே மாதிரி இப்ப ரசம் வைக்கிறத பாத்தீங்கன்னா ரசத்திலேயே நிறைய வெரைட்டி ரசம் வைக்கலாம். கொள்ளு ரசம் இந்த மாதிரி தூதுவளை ரசம். நம்ம சளி பிடிக்காம இருக்கறதுக்கு, வாயுத் தொல்லை இல்லாம இருக்கறதுக்கு எவ்வளவு ஒரு அந்த ரசம். அப்ப அந்த குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி இப்ப ரசம் யாருமே குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நாம பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு எல்லாம் கொஞ்சம் கூட்டி குடுத்து அதுகல சாப்பிட வைக்கலாம். 2வது பாத்தீங்கன்னா நிறைய தானியங்களை ஊற வச்சு முளைக்கட்டி அதுக்கு அந்த மசாலா எல்லாம் கரெக்ட்டா நம்ம வந்து கரெக்ட்டா சேர்த்து அந்தப் பிள்ளைங்களுக்கு இந்த ஜாம் வடிவத்தில் ஜாம் தான் ரொம்ப அதிகமா சாப்பிடுறாங்க. இனிப்பு தொட்டி தான் சாப்பிடுறாங்க. அப்ப நாம என்ன பண்ணலாம், வெளியில வாங்காம நாமளே ஜாம் தயார் பண்ணலாம். வாழைப் பழத்துல பண்ணலாம். கொய்யா, எல்லாம் ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா நாமளே அந்த எஸ்ஸென்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே நாம தயார் பண்ணி அந்தப் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை நாம கொடுக்கலாங்க.
ஆமா. ம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்க வந்து சொன்னீங்க இல்லீங்களா, இந்த மாதிரி ஆரோக்கியம் நிறைந்த உணவுகள நானு விக்கணும் அப்படின்றதுக்கு நான் திட்டம் தீட்டி இருக்கேன் அப்படின்னு. ஆ ஒரு கடை ஆரம்பிக்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து நீங்க செய்ததை வந்துட்டு ஷாம்பிள் எல்லாம் நிறைய பேர் கிட்ட குடுத்து, அ எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க, இந்த மாதிரி சொல்லி குடுத்து குடுத்திருக்கீங்களா? உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு?
ஆம். ஆமாங்க. ஆமா. ஆமாங்க. நான் குடுத்திருக்கேன். நான் குடுத்தத வச்சு தான் என்னோட ப்ளான் வந்து நான் இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா, இப்ப இந்த நிறைய கூட்டங்கள் எல்லாம் கூடுற ஒரு இடமா எந்த இடம்னு பார்ப்பேங்க. அ அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவேன்? அவங்ககிட்டயே நான் போய்க் கேட்பேன். இந்த மாரி ஷாம்பிள்க்கு நான் குடுக்கறேன். நீங்க வந்து அதை கொஞ்சம் சாப்ட்டு பாருங்க. நீங்க கொஞ்சம் வித்து நீங்க வித்துக் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாம்பிள்க்கு இது பண்ணுவேன். இப்ப எத்தனை பேர் பாத்தீங்கன்னா அ ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பாத்தீங்கன்னா அந்தக் குழந்தைகளுக்கு கரெக்ட்டான உணவைக் குடுத்து அனுப்புறாங்கன்னு சொல்ல முடியல. எது ஈசியா இருக்கோ ஒரு அடிக்கடி செய்யறது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த லெமன் சாதம், உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடகம், அப்பளம் அதெல்லாம் ஒரு ஒரு விஷயமா ம்.
ஆமா, காலையில எல்லாம் இந்தக் காலத்து அம்மாக்கள் எல்லாம் நூடுல்ஸ் செஞ்சு குடுத்துடுறாங்க. டூ மினிட்ஸ் ரெடி ஆயிடும்ங்க.
ஆமா. ஆ நூடுல்ஸ் அது வேற. இதெல்லாம் குடுத்துடுறாங்க. அப்ப அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும்போது நாம என்ன பண்ணனும்னா, இப்ப அந்த மாரி விஷயங்களை யாருமே கொண்டு வரல. அதனால தான் நான் இந்தத் திட்டத்தைக் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டுனால நல்லா தானியங்கள், நல்ல கீரை வகைகள் இல்லன்னா கூட்டு, பொரியல். அ இங்க வந்து கூட்டு பொரியல் விற்கப்படும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி குழம்பு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குழம்பு கொண்ட கடலை. அந்த மாரி விஷயங்கள். ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்த எடுத்து நான் வந்து அதை சேல்ஸ் பண்ணனும்னு நினைச்சேன். அ, சாப்பிட்டு பாத்துட்டு நல்லா ஃபீட்பேக் நல்லா சொன்னாங்க. அ நல்ல அருமையான இப்ப கடை நாங்களே கடை வச்சிருக்கோங்க. போயிட்டு நாங்க செய்யணும். குழந்தைக்கு செய்யணும். எங்க வீட்டுக்காரருக்கு செய்யணும். ரொம்ப டயர்ட்டா இருக்குங்க. பரவால்ல. நீங்க வந்து எனக்கு இது செய்யறது ரொம்ப உதவியா இருக்கு. இப்ப தான் அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. இப்ப தாங்க டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு இப்ப தாங்க கூட்டிட்டு வரேன். இனிமே நான் போய் சட்னி எல்லாம் செய்யணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த புதினா சட்னி, மல்லி சட்னி அம் அந்த மாதிரி அந்த தா அது ரொம்ப ஆரோக்கியமான தூதுவள சட்னி, வல்லார இந்த குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி இருக்கும் வல்லார சட்னி. இந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. குழந்தைகளுக்கும் போய் ஆரோக்கியமான ஒரு உணவு கிடைச்சு போயிடுது. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். செஞ்சு கொடுக்கற எனக்கும் ஒரு சந்தோஷம்ங்க.
ம். ம். ம். ம். ஆமா. ம். ச ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு கடை வைக்கணும். ஒரு சாப்பாட்டு அ துறையில ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா இந்த FSSAI லைசன்ஸ் இந்த மாதிரியான அ லைசன்ஸ் எல்லாம் வாங்கக்கூடியதா இருக்குது. இதுக்குண்டான திட்டம் திட்டம். இதெல்லாம் பண்ணி அதோட லைசன்ஸ் அத எல்லாத்தையுமே நீங்க வாங்கிட்டீங்களா?
ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. என்ன எனக்கு அதெல்லாம் ஒரு வாய்ப்புக்காக நான் காத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னொன்னு என்னன்னா நிறைய திட்டங்கள் உருவாக்கணும். முதல்ல இப்ப இந்த லைசன்ஸ் நம்ம எப்படி நம்ம உருவாக்கணும்ங்கறது நமக்குத் தெரிஞ்சு போச்சு. இப்ப வந்து படிப்படியா என்னல்லாம் வைக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரு திட்டமிடுதல்ங்கறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா, அப்போ நம்ம லைசன்ஸ் இருந்து நாம வாங்கிக்கலாம். அதெல்லாம் நாம வாங்குறதுக்கு எனக்குத் திட்டம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா நம்ம கடை யோட அமைப்பு அந்தக் கடை எங்கே இருக்கணும், எங்கே இருந்தா கூட்டம் வரும் அப்படிங்கறத நான் வந்து இல்ல. இந்த லைசன்ஸ் எல்லாம் வாங்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இல்லனா இப்போ கொஞ்சம் சின்னமா ஆரம்பிக்கலாமா? நல்ல கூட்டம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இது வந்து ஒரு சக்சஸ் நாம கொண்டு போயிட்டோம். இது நல்லா பண்ணுங்க அப்படின்னு நல்லா ஒரு ஆதரவு மக்கள் கூட்டத்துல நமக்குக் கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பெருசா வைக்கலாமா? அந்த ஒரு 2 இதலயும் இருக்குங்க. இது எனக்கு இன்னொரு ஐடியா என்ன அப்படி இருக்குன்னா, நமக்கு இந்தக் காலேஜ் இருக்குல்ல. ஒவ்வொரு காலேஜ் பள்ளில்லாம் இருக்கு இல்ல. அங்க போயிட்டு அந்த நடமாடும் உணவு ன்னு சொல்லிட்டு ஒரு இது எல்லாம் இருக்கு பாருங்க. எப்படின்னா ஒரு வேன் புடிச்சு அந்த மாதிரி அந்த வேன்லயே சமைச்சு சூடா கொடுக்கிற மாதிரி. அது வந்து. அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அது மூவிங். அது வந்து நம்ம நகர்ந்து நகர்த்துகிட்டே கொண்டு போயிரலாம். இந்த இடத்துல கூட்டம் எந்த இடத்துல கூட்டம் இருக்குமோ அந்த இடத்துல போய் நிக்க வச்சுக்கலாம்.
ம். ஆமா. ம். ஆமா. ஆமா. ஆமாமா! கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு கூட்டம் நிறைந்த இடங்களுக்கும் போ சென்று அங்க போய் நீங்க வந்துட்டு விக்க ஆரம்பிக்கறீங்க இல்லீங்களா, இப்போ வந்து அவ்வளவு பேருக்கும் வந்து செய்யணும் அப்படின்னா நீங்க எத்தனை மணிக்கு எந்துச்சு, நீங்க வந்து சமைச்சு உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் குடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு விக்கிறதுக்கும். ஏன்னா இப்போ எல்லாரும் குடும்பத்துக்கு ஒரு 4 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னாவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா நீங்க வந்து இவ்வளோ அ குறைஞ்சது ஒரு 100 பேருக்காச்சு சமைச்சு எடுத்துட்டு போவீங்க இல்லீங்களா. அப்போ வந்து அ அத்தனை பேருக்கு சமைக்கும்போது நீங்க அதுக்கு எப்படி திட்டம் இடுவீங்க. எப்படி பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. அதுக்குண்டான பாத்திரங்கள் எல்லாம் நீங்க எப்படி ரெடி பண்ணீங்க. எப்படி அதுக்கு நீங்க பிளான் பண்ணீங்க.
ஆமா. ஆமாங்க. கண்டிப்பா. ஆமாங்க. கண்டிப்பா. அ பாத்திரங்கள்லாம் நான் என்கிட்ட ஏற்கனவே இருக்குங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம் தான், அதெல்லாம் வச்சிருக்கேன். 2வது பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு நம்ம சிறு உதவிக்கு வந்து மட்டும் ஒரு ஆள் வேணும். எதுக்கு ஆள் வேணும் அப்படின்னா பாத்திரம் விளக்கறதுக்கு மட்டும் ஒரு ஆள் வச்சுகிட்டோம் அப்படின்னா. நம்ம மத்தபடி நாம ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் மென கொடணும். எந்த டைம்ல நம்ம எந்திரிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 4 மணிக்கு எந்திருச்சோம். அப்படின்னா காய் புல்லா முதல்ல வெட்ட ஆரம்பிச்சிடலாம். காய் கட் அந்த காய் புல்லா என்னென்ன காய் எல்லாமே, எது எது முதல்ல காய் கட் பண்றத நம்ம வந்து, நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா. எல்லா காயுமே நம்ம வெட்டி வச்சிருனுங்க. அ வெட்டி வச்சிட்டு அந்த முதல்ல என்ன சமைக்க போறோம் அப்படிங்கறது பிளான் இன்னைக்கு என்ன சமைக்க போறோம், நாளைக்கு என்ன சமைக்க போறோம். மொத நாளே நம் எல்லாமே திட்டம் தாங்க. என்ன செஞ்சாலும் ஒரு திட்டம் இல்லாத செயல் வந்து எதுவுமே வந்து சொல்லுவாங்க. ம், பதற பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்ற மாதிரி நாம வந்து மொத நாளே வந்து திட்டம் தீட்டிடணும். இந்த இடத்துக்கு போறோம். இந்த உணவு தான் நாம கொண்டு போறோம். இந்த உணவுக்கு இவ்வளவு தான் வாங்கணும். இவ்வளவு தான் மசாலா சேர்க்கணும். இந்த மசாலா தான் போடணும் அப்படிங்கறத நம்ம மொத நாளே எடுத்து வச்சிரனும். எடுத்து வச்சிட்டு நாளைக்கு என்ன காய் வாங்க போறோம். முதற்கொண்டு நாம வாங்கிடனும். போயிட்டு எங்க, எங்க மலிவா இருக்குமோ அந்த இடத்துல போயிட்டு அப்படியே ஒண்ணு ஒண்ணா வாங்காம மொத்தமா வாங்கிரணும்.
சரி. ம். ம். ம். அத நீங்களே வாங்கிடுவீங்களா இல்ல வந்துட்டு உங்க வீட்டுல வேற யாராச்சும் அதுக்கு உங்களுக்கு உதவியா இருப்பாங்களா, பொருட்கள் வாங்குறதுக்கு?
மொத்தம் உதவியா இருப்பாங்க. எங்க எங்க பசங்கலாம் உதவியா இருப்பாங்க. அவங்க என்னைய கூட்டிட்டு போவாங்க. இல்ல அவங்க வேலைக்கு போய்ட்டாங்க. அப்படி அப்படின்னா அ நம்ம நா ஒரு பஸ் ஏறிப் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு, வரும்போது நான் ஆட்டோ ஏன்னா போகும்போது பஸ்ல போயிரலாம். வரும்போது ஏதாவது ஒரு மீட்டர் ஆட்டோ இந்த மாரி புடிச்சு ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி புடிச்சு நாம தூக்கிட்டு வந்துடலாம். அ அது நம்ம வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பிரிச்சு அதெல்லாம் மொத மொத நாளே எல்லாம் ஒழுங்கு பண்ணிறனும். இப்ப கீரை பண்றோம் அப்படின்னா எல்லாமே அ கரெக்ட்டா அது ரெடி பண்ணி. ஏன்னா மொத மறுநாள் சமைக்கிற நேரத்துக்கு நாம இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நமக்குச் சமைக்க டைம் பத்தாது. கட் பண்றதுக்கும் ந நேரமே இருக்காது. அப்ப நாம வாங்கிட்டு வந்தவுடனே எல்லாமே ஒதுங்கு பண்ணி வச்சிறனும். இது நாளைக்கு தான் வைக்கப்போறோம். இவ்வளவு தான் எடுக்கப்போறோம் அப்படிங்கற சாமானோட அளவுல இருந்து எல்லாமே திட்டம் போட்டு எல்லாமே மொத நாளே எடுத்து வச்சிட்டோம் அப்டின்ன, மறுநாள் நம்ம வந்து எந்திருச்சு உடனே அடுப்புல போய் நின்னுட்டு எதுவுமே நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாரி பண்ணி எடுத்துட்டு போயிரலாம். நம்ம 4 மணிக்கு எந்திருச்சு தான் கரெக்ட்டா இருக்கும்ங்க. பசங்களையும் அனுப்பலாம். நம்மளும் வேலையை முடிச்சுட்டு நமக்கும் கொஞ்சம் ரிலக்ஸ்ஸா இருக்கும். கண்டிப்பா டைம் இருக்கும்.
ஆமா. ஆமா. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இதுல வந்து நீங்கச் சவால்கள் சந்திச்சது உண்டா? இப்போ நீங்க வந்து ஒரு கடை, அ, ஒரு வேன் மாதிரி அதுல போகும்போது சில நேரங்கள்ல நீங்க நெனைச்ச அளவுக்கு இப்போ ஒரு மழை வந்திருக்கலாம். அதனால உங்களுக்கு நெனைச்ச அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு விற்பனை ஆகாமல் போயிருக்கும். இல்ல வேற மாதிரி என்னென்ன சவால்கள் சந்திச்சீங்க? அதை நீங்க எப்படி வந்து எதிர்கொண்டீங்க?
ஆமாங்க. அ, நான் எப்படி சம்-சமாளிச்சேன் அப்படின்னா ஒரு சின்னக் கடை மாரி ஃபர்ஸ்ட் போட்டேங்க. போட்டுட்டு, அ, 2 ஒரு 20 குழந்தைகளுக்கு நான் கொடுக்கும்போது, கொடுத்து இருக்கும்போது எனக்குத் தனியா பண்ண முடியல. ரொம்ப ஒரு அளவு அதிகமா இருக்கும்போது ஒரு 100 பேரா வந்தாங்க. அளவு அதிகமா இருக்கும்போது என்ன பண்ணேன்னா ஒரு ஆள் வச்சு, அ, இந்த மாதிரி புரோட்டா போடுறதுக்கு மட்டும் ஒரு புரோட்டா மாஸ்டர் கூப்பிட்டேங்க. கூப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டார்னா அவரு திடீர்னு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல அவரு வர முடியாது என்னால இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஆ, ஆனா நான் வந்து சொல்லிட்டேன் இந்த மாரி பரோட்டா தான் உங்களுக்கு நான் கொடுக்கப்போறேங்கறதை ஆர்டர் கொடுக்கப்போறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஆனா அவரு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா 8:00 மணிக்கு நான் அங்க போய்க் கொண்டுபோய் சேர்க்கணும் சாப்பாடு. அப்ப என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. அப்ப அது ரொம்ப ஒரு பெரிய சவாலா இருந்ததுங்க எனக்கு. அப்ப என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 5:00 மணிக்கு எல்லாம் போயிட்டு அந்தச் சப்பாத்தி மாவை நானே போட்டு நானே பெசஞ்சி, ஏன்னா நம்ம வந்து இதிலிருந்து பின் வாங்கிற கூடாது. ஏன்னா இது ஒரு நாளைக்கு இது பண்ணா நம்ம, நம்மளோட பேரே கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு நானே அதைச் நான் மாவு எல்லாம் போட்டு, ஏன்னா புரோட்டா போடத் தெரியாது நம்ம லேடீஸ் யாருக்கும் பெரும்பாலும் அவ்வளவா? அவங்களை மாதிரி வீசி, அதைக் கத்துக்கிட்டா ஈசியா தான். ஆனா அந்த அவங்களை மாரி வீசி புரோட்டா போட முடியாது நம்மனால. அப்ப என்ன பண்ணதுன்னா சப்பாத்தி தான் ஏதோ போடணும். ஏன்னா குருமா வச்சாச்சு அதுக்கு மேச்சா சப்பாத்தி தான் போட முடியும். அப்ப நான் என்ன பண்ணேன்னா ஷட்டர் எல்லாம் இறக்கிவிட்டுட்டு நானே சப்பாத்தி எல்லாம் தேக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனா கொடுத்துட்டேங்க ஒரு வழியா.
சரி. சரி. ம். ஆமா. நீங்க வந்து இந்த மாரி மெஷின் எல்லாம் பயன்படுத்துறது உண்டா? இப்போ சப்பாத்தி இதுக்கு கூட வந்து அந்த ப்ரெஸ் மெஷின் இருக்கு. காய் அரியரக்கு இருக்கு. காய் அரிக்கு, எ எல்லாத்துக்குமே நீங்கக் கைகளே செஞ்சுடுவீங்களா? ரொம்ப அருமை. உங்களுடைய திட்டம் ஆ, நல்லபடியா நடந்து நீங்க ஒரு பெரிய கடைக்கு முதலாளியாக. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.
இல்லங்க இல்லங்க. கை தான் கை தான். கை தான் கை தான். ஆமாங்க. நன்றிங்க.